அந்த இடத்த அதாவது ஒரு மலைக்கு மேல போணும். அந்த மலைக்கு மேல பார்த்தீங்கன்னா, நான் இதுவரைக்கும் அவ்ளோ ஹைட்டான மலையெல்லாம் போனதில்ல. நான் நெறைய இடத்துக்கு போயிருக்கேன். ஆமா, அதாவது அந்த இடம் வந்து ரொம்ப நாங்க இருக்குற இடம் வந்து அவ்ளோலாம் பனி பெய்யாது. அந்த இடமே வந்து அவ்ளோ பனி. மேல ஏற, ஏற அந்த பனி மேல அப்டியே நம்மள நெனைக்கிதுங்க. அது ஜில்லு காத்து, பனி காத்து அப்டியே வேர்வ மாதிரி மேல வந்து துளி, துளி, துளி, துளியா கொட்டுது.
ம். ஓஹோ! இதுதான் 1ல் முறை. ம். ம். ம், ம். ஓஹோ. ம். ஓ! அ, ஆ. ம், ம். ஓஹோ! அ அருமையா <chuckles> இருக்குங்களே! ம்.
ஆமா. அப்டியே ஒரு, ஒரு இலையிலயும் வந்து பனி வந்து மேல இருந்து இறங்கி வந்து அப்டியே நிக்குது, மெதுவா.
ஆ அதான், அதாங்க. அதாவது அந்த அ இல மேல நிக்கிது. அப்புறம் லைட்டா அது தண்ணியாட்டமும் உறஞ்சு ஊத்துது. கரெக்ட்டுங்களா? ஆஹா! சரி.
ஆ. ஆமா, ஆமா. ரொம்ப அது வந்து எப்டி சொல்வாங்கனா, மிஸ்ட்ன்னு சொல்வாங்க. <tsk> ம். அ அதாவது நல்ல வெள்ளையா வரக்கூடிய பனிக்கட்டிகள் மாதிரி இல்ல. மிஸ்ட்ன்னு சொல்வாங்க. அந்தமாரி. ஆமா, ஆமா. அப்டியே அ அண்ணான்ட்டு இருக்கிறவங்க வந்து நமக்கு வந்து தெரிய மாட்டாங்க. பக்கத்தில இருக்கறவுங்க. ஆ.
ஆஹா! அ புரியுது. ம். ஆமா, ஆமா. அ இதுக்கு வந்து ஈரப்பதம், ஈரப்பதம் அதிகமா இருக்கும். ம். ஆ, ஆமா. அது வந்து மறச்சிக்குது. அப்டியே வந்து மங்கலாக்கி உட்டுரும். அ அந்த பக்கம் இருக்கிறவங்க தெரியமாட்டாங்க. ம்.
ஆமா. கொஞ்சம், <tsk> அதாவது ஆமா, ஆமா. அப்டி தான் இருந்தது. கொஞ்சம் பக்கத்தில இருந்தாங்கன்னா தெரிவாங்க. கொஞ்சம் தூரமா இருந்தாங்கன்னா, அவுங்க யாரு? அப்டி இப்ப நம்ம வீட்டுக்காரரே வந்து தெரிய மாட்டாரு. அந்த மாதிரி இருந்தது. ஆனா நெறைய விஷயங்கள் வந்து <tsk> ஜாலியா இருந்தது. நானும் என் குழந்தையும் போய் ஒளிஞ்சுக்குவோம் அவரு வந்து போயிட்டு வேற ஒருத்தவுங்கள வந்து <laughs> அ.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். <chuckles> அடடா! இதெல்லாம் சரியில்லயே! ம். ம்ஹ்ம். <chuckles> பண்ணாத குறும்பெல்லாம் பண்ணிருப்பீங்களாட்ருக்கே! ம், ம்.
ஆமா. அப்புறம் எங்க சொந்தகாரங்ககிட்ட இருந்துலாம் ஒளிஞ்சிக்குவோம். அந்த மாதிரி அவுங்க வந்து நாங்க வந்து இறங்கி போயிட்டோம் போல, அப்பிடின்ற மாதிரிலாம் வந்து
அ. <chuckles> ஓஹோ! அ எங்கேயாவது நம்ம விட்டுட்டு வந்துட்டோமோ! அப்டில்லாம் பய பயக்குற அளவுக்கு பண்ணியிருப்பீங்க. ம், ம்.
ஆமா. அது அவுங்க வந்து பதட்டப்பட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் வயசானவங்கள்லாம் வந்தாங்க. போய் இவுங்கல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க போல நம்மள, அப்டின்றமாரி இருந்தது. அத் அந்த மலைக்கும் மேல வந்து கொஞ்சம் ஸ்டீப்பா வந்து ஏறும் அது வந்து ஒரு படிக்கட்டு. படிக்கட்டு மாதிரி அவுங்க வந்து அந்த மலையிலேயே கொத்தி வச்சிருக்காங்க. ஆனா கம்பிகள்லாம் கிடையாது.
ஆஹ. ஓஹோ! சரி, சரிங்க. ஓஹோ, ஆ. ம்ஹ்ம்.

ஆமா அந்த நாங்க ஏற்றோம். அந்த காத்து ஏன்னா, அந்த மலைய சுத்தி எதுவும் அடைப்புக்கு மலை இல்ல. அதாவது இருக்கிறதுலே அதுவும் வந்து உயரத்துல இருக்கு. மத்த குன்றுகள்லாம் வந்து சின்னதா இருக்கு. சோ அந்த வர காத்த வந்து தடுக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதுல ஏறும்போது தள்ளுது பாருங்க, உருண்டு போயி கீழே விழுந்துருவாங்க போல.
ம். ம். ஓஹோ! ஆ. ஆஹ, ஆமாமா. அச்சோ! ம். எப்டியாவது பார்த்து பத்திரமா ஏறி போனீங்கள்ல.
அந்த மாதிரி இருந்துது. ஆமா. என்ன பண்றதுன்னே தெரில. ஆனா, அங்க போயி அங்க இன்னும் மேல போயி நின்னு பார்த்தா ஆனா, ஒண்ணும் தெரியாது. நான் தான் சொன்னேனே ஏற்கனவே கண்ணே தெரியாது அப்டின்னு. ஒண்ணும் தெரியாது ஒரு 10' ஒரு 15'குள்ள இருக்கறவங்கள தான் வந்து சரியா தெரியும். கொஞ்சம் தூரமா பார்த்தா வேற யாரோ அப்டின்ட்டு போயிடுவோம். <chuckles> அப்டி இருக்கும், இருந்தாலும், "இவ்ளோ தூரம் வண்ட்டோம், இவ்ளோ செலவு பண்டோம். அத போயி பார்க்கலாம் வாங்க." அப்டின்ட்டு கெளம்புனேன். நான் வந்து மொதல்ல இது இப்டி இருக்கும் நான் எதிர்பார்க்கல, கொஞ்சம் தூரம் ஏர்ற வரைக்கும் ஸ்டெடியா போனேன். அடுத்து சறுக்கி அங்கே உக்காட்ன்டேன். <laughs>
<laughs> ஆ. ஆ. <sneezes> ஆமா. ஆ. ஓ! சரி, சரி. <laughs> ஆ புரியுது, புரியுது. ஆ. ம், ம். ம். ம்ஹ்ம். ஓஹோ! சரி. ம், ம். <laughs> அச்சச்சோ! ஏன்னா, அது வந்து கொஞ்சம் செங்குத்தா இருக்கிறாங்காட்டி இ ஈசியா வந்து சரிக்கிறும். ம்.
ஆமா அந்த படி அ ஒரு காத்து, ஒரு ஆள தள்ளூன்றதே எனக்கு அங்க தாங்க தெரியும்.
ம். ஆமாங்க. இது கேட்கறக்கே கொஞ்சம் அதிசயமா தான் இருக்குது. அது வந்து, அங்க அங்க இருந்து உணர்ந்தவிங்களுக்கு தான் அதனால புரியுமே, ம்.
நான் வந்து ஆமா "இது என்ன, காத்து தானே இது எங்க நம்மள தள்ள போது. சும்மா டூரிஸ்ட் கைட் பூச்சாண்டி காட்றாரு." அதான் அப்டின்ட்டு பெரிய அப்டியே இது மாரி நா மாரி ஏறி போனா, ஒரு 10 படி தாண்றதுக்குள்ள, ஐயோ! நம்மள உருட்டி உற்றும் போல. அப்டின்னு உக்கான்ட்டேன். இருந்தாலும் போணும்னு ஆசை எங்க வீட்டுக்காரரும் சரி மேல போயி பார்க்கலாம் அப்டின்ட்டு சொல்றாரு. அப்புறம் எங்க கொழந்தையும் வந்து ஒரு சின்ன குழந்தை, ஒரு 3 வயசு கொழந்த. அவளும் வந்து நம்ம போலாம் அப்டின்னா. அங்க போறவங்க வந்து, மேல நல்ல ஒரு ஜர்க்கின்னு, ரெயின் கோட்டு அந்த மாரி போட்டுட்டு தான் போறாங்க. மழைலாம் கெடையாது. அந்த மிஸ்ட்டுலிருந்து ஃபோன் நெனையாம, துணி நெனையாம இருக்கிறதுக்காக போட்டுட்டு போறாங்க. நான் அதக்கூட வாங்கல.
ஆமா. <chuckles> ம்ஹ்ம். <chuckles> அடடா! ஆ, <chuckles> ம். ஆ, ஆ. <laughs> ம்ஹ்ம், சரி. ம். ம், ம். ஓஹோ! ம். ஆஹ. பரவால்ல. ம் ஓஹோ! நீங்கலாம் அத முன்னேற்பாடு பண்ணிருந்தீங்களா?